கண்டிப்பா, சார்.
அந்த மாரி பாத்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு ஆர்வன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த தமிழ்ல வந்து ஆ நம்ம இப்ப வ தொலைபேசில வந்து, தமிழ்ல எனக்கு டைப் பண்றது ரொம்ப ரொம்ப புடிக்குங்க.
சரிங்க.
ஆ நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கடந்த ஒரு 7 வருடங்களா நான் தமிழ்ல தான் டைப் பண்றத ஒரு வழக்கமா வச்சிக்கிட்ருக்கேங்க. என்னோட வந்து WhatsApp செயலிய
அ இப்போ டைப் பண்றதுனா, இந்த டைப் ரைட்டிங் சொல்றீங்களா இல்ல
ஆ ஆமாங்க. இப்ப நீங்க ஒரு சாதாரணமா ஒரு, நீங்க வ ஒரு நண்பர்களுக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்றதா இருக்கட்டும்
ஒ! அதாவது இந்த இந்த தொலைபேசியில வர்ற கீ பேட் அ சரி, சரி. அ, ஒகே ஓகே.
ஆ ஆமாங்க, ஆமாங்க. அதில வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து, ஆங்கிலத்தில, இல்லாட்டி இந்த ஆங்கிலம் கலந்த எ தமிழ்ல வந்து தங்கிலீஷ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது தான் வந்து இப்ப அதிகமா பயன்படுத்துவாங்க. இல்லாட்டி ஆங்கிலம் பயன்படுத்துவாங்க. தமிழும் பயன்படுத்துவாங்க. ஆனா எல்லாரும் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனா, என்னைப் பொறுத்த வரைக்கும், எனக்கு வந்து தமிழ் மேல வந்து தமிழ்ல அ டைப் பண்றது அந்த இது நம்ம நம்மளோட செய்திய வந்து அனுப்புறது எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்குங்க. காலையில
ஆ, அ புரியுது, புரியுது. ஆமா, ஆமா. சரிங்க. புரியுது, புரியுது. ஆ இந்த அதாவது இது வந்து தமிழ் மேல ஆர்வம் இருந்தனால வந்ததா? இல்ல தனித்து நிற்கணும், அப்பிடின்னு நெனச்சு நீங்க இத பண்ணீங்களாங்க? ஆ புரியுது.
2 மேங்க. அதாவது தமிழ் மேல ஆர்வம் வந்து எப்பிடி வந்ததுன்னா, நான் வந்து சிறு வயதில வந்து பள்ளியில படிக்கும்போதே, 10 ஆம் வகுப்பு, 12 ஆம் வகுப்புலாம், எனக்கு தமிழ்ல வந்து நல்ல, ஒரு நல்ல மதிப்பெண்கள் ஏன்னா, எனக்கு இலக்கணம், தமிழ் எல்லாமே ரொம்ப புடிக்குங்க. படிக்க, படிக்க எனக்கு வந்து அது மேல ஒரு ஆர்வம் வந்துருச்சுங்க.
சரிங்க.

ஆ அந்த மாதிரி வந்து நிறைய பேரு என்ன சொல்வாங்கன்னா அந்த, அந்த யூட்யூப்ல அந்த லைவ் ல போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்வாங்க, "ரொம்ப அருமைய இருக்கு. காலையில வந்து நம்ம செய்திய பார்க்கும்போது அதுக்கு இதமா நீங்க வந்து வரிகள் எல்லாம் அற்புதமான வரிகள் எல்லாம் நீங்க போடும்போது அதுவும் தமிழ்ல பார்க்கும்போது ரொம்ப, ரொம்ப அற்புதமா இருக்குங்க. இத தொடர்ந்து பண்ணுங்க!" அப்பிடின்னு நிறைய பேரு வந்து ரொம்ப ஒரு அ மனசுக்கு நல்ல விதமா பேசுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ சில பேரு என்ன பண்ணுவாங்க, "நீங்க பாடல் எழுதுறதுக்கு முயற்சி செய்யலாம்ல. ரொம்ப அழகா வந்து எவ்ளோ நுணுக்கமா வந்து நீங்க யோசிச்சு இதெல்லாம் இவ்ளோ இதெல்லாம் எங்களுக்கே மறந்து போயிருச்சு. இந்த பாட்டு எல்லாம் இன்னும் வந்து ந ஞாபகம் வச்சிக்கிட்டலெல்லாம் போடுறீங்களே!" அப்பிடிங்கிறமாரி நிறைய பேர் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம்ல. அப்பிடிங்கிறமாரிலாம் சொல்வாங்க. ஆனா, நான் வந்து சொல்லிருவேங்க, எனக்கு வந்து எனக்கு வந்து ரசிப்பு தன்மை அதிகங்க. ஆனா வந்து பாடல்கள் எழுதுற அளவுக்கு எனக்கு யோசனைகள் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லங்க. அப்பிடிங்கிறமாரி நான்
ம். புரியுது. சரிங்க. புரியுது. சரிங்க. ஆ, ஆ. இப்போ நானுமே அத தான் சொல்றேன். ஏன்னா, தமிழ் மேல் ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில எழுத்தாளர்களா மாறுன கதைகள் தான் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா, இப்ப இன்னக்கி எந்த பாடகர்கள எடுத்துக்கிட்டாலும் சரி, அ இன்னக்கி இப்போ என் எ எனக்கு பிடித்த பாடலாசிரியர் வந்து தாமரை. அ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அம்.
ஆமாங்க. ஆமாங்க. அவுங்களோட பாடல்கள் நீங்க தாமரைன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பாடல் வந்து ஞாபகம் வருதுங்க.
ஆ, ஓ! சொல்லுங்க. என்ன, என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு.
அது வந்து இப்ப "வாரணம் ஆயிரம்" படத்தில ஒரு அற்புதமான பாடல் ஒன்னு எழுதியிருப்பாங்க. "அனல் மேலே" ஆமங்க அ "அனல் மேலே பனித்துளி" அதில வந்து, ஆ வரிகள்லாம் அற்புதமா அந்த வரிகள் எல்லாம் எப்பிடி சொல்றதுன்னே எனக்குத் தெரியலங்க. ஏன்னா, அவ்ளோ வந்து ஒரு ஆள் வந்து ரசிப்பு தன்மை இருந்தா மட்டும் தான் அந்தமாரி எழுத முடியுங்க. "எந்த காற்றின் அலாவளில் மன அறைகள் திறந்திடுமோ!" அந்தமாரி அந்த
ஓ! அதுல எல்லாமே அற்புதமான பாடல் தாங்க. ஆ ஆ, ஆ. கண்டிப்பா. கண்டிப்பா. எனக்கு, எனக்கு வந்து அவுங்கள தான் ரொம்ப புடிக்கும். அவுங்களோட ஒரு இதில கேட்டப்போ, அவுங்களும் சொன்னாங்க, தமிழ் மேல் இருந்த ஆர்வத்தினால தான் நான் எழுத்தாளரா மாறுனேன்.அப்பிடின்னு. நீங்க ஏன் அப்பிடி மாறக்கூடாது? முயற்சி பண்ணக்கூடாது. ஏன் உங்க கற்பனைய நீங்க முடக்கிறீங்க! அதுதான் என்னுடைய கேள்வியே!
ஆ. கரெக்ட் ஆ சொன்னீங்க. ஆனா அதுக்கான நேரம் எதுவும் எனக்கு இன்னும் அ அமையலயோ! என்னமோ! தெரியல. கண்டிப்பா எதிர்காலத்தில அது மாரி ஒரு வாய்ப்பு அமஞ்சா, கண்டிப்பா நான் வந்து அத அ மனம் ரொம்ப சந்தோசத்தோட அத நான் கண்டிப்பா பண்ணுவேங்க. வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம்.
கண்டிப்பாங்க. கண்டிப் இப்போ என்ன பொறுத்தவர உங்களுக்கு ஆர்வம் இருக்கு தானே! வாய்ப்புக்காக கா அதான்
ஆமாங்க. ஆர்வம், ஆர்வம் இருக்குங்க. அதுக்கான அந்த சூழல் அமையணுன்னு சொல்வாங்கள்ல. ஏன்னா, நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில நமக்கு வந்து ஒரு குடும்பத் குடும்பம் இருக்கு. அதுக்கான பொறுப்புகள் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து ஒரு இது ஒரு ஆர்வத்தோட கத்துக்கிறோன்னா, அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்த ஒதுக்கணும். நமக்குன்னு ஒரு பயிற்சி எடுக்கணும். ஏன்னா முறையா வந்து கத்துக்கிட்டா மட்டும் தான் நமக்கு வந்து அ ஒரு விதமான ஒரு இத நம்ம மேல்நோக்கி போக முடியுங்க. என்னுடைய கருத்து அப்பிடி தான். ஆனா, இதெல்லாம் அமஞ்சு கரெக்ட் ஆன நேரம் அமஞ்சு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா, அத கண்டிப்பா பயன்படுத்தலாம் அ பயன்படுத்தி தான் தீருவேங்க. அதில எந்த மாற்றமும் கிடையாது.
கண்டிப்பா. புரியுது. புரியுது. கண்டிப்பா.